ஆ! கரெக்ட்டா சொன்னீங்க! என்னென்னா வ இப்ப, இப்ப ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு சக்தியூட்டும் பானத்தைவந்து தயாரிக்கிறவுங்க அவுங்க. அவுங்க வந்து நல்லா தான் ரீச் ஆயிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியா மட்டும் இல்ல சொசைட்டிலும் நல்லா அவங்களுடைய பானம் நல்லா பண்ண என்ன சொல்றது விற்பனை ஆகுது. நானும் அத வாங்கி பயன்படுத்தியிருக்கேன், நல்லாருக்கு. பட், சில பேர் வந்து நீங்க சொல்றமாரி அவுங்க மேலே இருக்க ஒரு பொறாமையினால, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிடுவியா? நீ ரொம்ப நல்ல வந்துருவியா இப்பிடியேவே கேட் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அவுங்க பதில் என்ன சொன்னாங்கனா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்தமாரி சொல்லும் போது நான் வளருறேன்னு எனக்கு தெரியுதுன்னு அவுங்க பதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு கிளாப் பண்ணி அவுங்ககளுக்கு ஒரு வாழ்த்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். உண்மையிலேயே நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கனா, நம்ப அத பாசிட்டிவ்வா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் உண்ம. ம், ம்.
ம். ம். ஆ, சரிங்க! ஒகே. ஓ, சரிங்க! ம். ஓ! சரி, சரி. கண்டிப்பா. ஓ, சரி. கண்டிப்பா. அதாவது ஒருத்தவுங்க பாசிட்டிவா ஆயி முன்னேறி போறாங்கன்னா, அந்த இடத்தில ஒருத்தர் நெகட்டிவா பேச இருந்தா தான் அவுங்க மேல, மேல முன்னேறி போக முடியும்ன்றது என்னுடைய கருத்தாவும் இருக்கு. கண்டிப்பா! ஆ. இப்ப வந்து இது இதுலலாம் சோசியல் மீடியாலலாம் காப்பி ரைட்ஸ் அ பிரச்சனையும் நிறைய இருக்கிறமாரி கேள்விப்பட்டேன். அது எதனால் வருது? அத எப்பிடி தடுக்கலாம்? அந்தமாரி உங்களோட கருத்து எதாவது?
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> சரியா சொன்னீங்க <chuckles> ஆமா. கண்டிப்பாங்க. இப்ப 1 இல்ல ஒரு YouTube ல வந்து இப்ப நம்ம ஒரு போஸ்ட் போட்றோம். இப்ப சப்போஸ் ஒரு 10 சாரீஸ் எடுத்து போட்றேன்னு வச்சுகோங்களேன்! அதுக்கு பேக்கிரவுண்ட் மியூசிக் வந்து ஒரு சாங் போட்றன்னா, அந்த சாங் வந்து சம்டைம்ஸ் காப்பிரைட் சாங்கா இருக்கும். அப்ப அது என்னன்னா, அது அதிலேயே காண்பிச்சிரும். ரெட் ஃபிளாக் வந்து, இந்த இது காப்பிரைட் சாங்ன்னு வந்திரும். சோ, நம்ம மியூட் பண்ணிட்டு அந்த சாங்க ஆமா! ஆ, ஆ கேளுங்க. அதுதான் சொல்றேன்ம்மா! நான் இப்போ. இல்ல. உங்களுக்கு அதுதான் இப்ப விளக்குறேன். இப்ப அந்த சாங் போடும்போது ஒரு சினி சாங் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன்! அந்த சாங்க்கு வந்து எனக்கு அந்தமாரி வந்தது. அது என்ன ரீசன்னு சொல்லி பார்த்தா, அவுங்க வந்து அது காப்பி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த பாடலை வந்து வடிவமைச்சிரோம்ல. இந்த பாடலுக்கு இசையமைச்சவரு என்ன பண்றார்ன்னா, "இத வேற எதிலேயும் பயன்படுத்தக்கூடாது என்னோடது" அப்பிடின்னு சொல்லும்போது அது காப்பி ரைட்ன்னு சொல்றோம். ஏன்னா முழுமையா அவுங்களுடைய படைப்பில இருந்து வந்த ஆமா. பயன்படுத்தக்கூடாது. அவுங்க சொல்லியிருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு அது என்னவா வருன்னா, இந்த ஃபிளாக் ரைஸ் ஆகுறதோ! இல்ல, நீங்க சொன்னமாரி காப்பி ரைட்ஸ் இஷ்யூஸ் ஓ வரும். அப்பிடி வரும்போது நம்ம அகைன் என்ன பண்ணுவோம், நம்மளோட மீடியால இருந்து அந்த சாங்க மட்டும் மியூட் பண்ணிட்டு, வேற ஏதாவது சாங் போட்றதோ! ஏற்கனவே காப்பி ரைட்ஸ் இல்லாம இருக்கும் யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம் சொல்ட்டு அத கொடுத்திருப்பாங்க பாருங்க! அந்தமாரி சாங்ஸ். இல்ல நம்மளே வந்து சில வசனங்கள் பேசுறா மாதிரி, வாக்கியங்கள் சொல்ற மாதிரி, இந்தமாரி இருக்கு, இந்தமாரி இருக்குன்னு சொல்றமாரி. அந்தமாரி பண்ணி அத தவிர்க்கலாம். காப்பி ரைட்ஸ் இருக்கிறத நம்ம எடுத்துறது நல்லது. ஏன்னா, நம்மளுக்கு நாளைக்கு வந்து மானிட்டரி இஷ்யூஸ் வராம இருக்கும். அது தான்.
ம், சரிங்க. ம். ஓ! அது ஏன் அப்பிடி கொடுக்கிறாங்கன்னு எனக்கு இல்ல காப்பி ரைட்னா எனக்கு என்னன்னு தெரியாது. அப்பிடிங்கம்போது அது என்னன்னு அ. ஆ, சொல் ம். ம். ஓ! வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது. ம். சரி. ஒகே! ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! இப்ப அதமாரி அவுங்க போடுறதுனால அவுங்களுக்கு இப்ப அந்தமாரி காப்பி ரைட்ஸ் உள்ளது நம்ப அதாது என்னன்னா, அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கே அது காட்டிரும் அப்பிடின்றமாரி சொல்ல வர்றீங்க! ஆமா. ஓ! சரிங்க அந்தமாரி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்தமாரி பிரச்சனை எதுவும் வருமோ?
ம், ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ, ஆ, ஆ, கண்டிப்பா. Facebookல பார்த்தீங்கனா என்னனா, இப்ப அத Facebookல வந்து நிறைய கன்ட்ரீஸ் பார்ப்பாங்க. அதில் நாட் ஒன்லி இந்தியா இப்ப இந்தியால வந்து பார்த்தீங்கனா அதுக்கு அந்த காப்பி ரைட்ஸ் பிரச்சனை இருக்காது அந்த சாங்க்கு. ஆனா, இதே வேற ஒரு கன்ட்ரீஸ் அது காண்பிக்கும். இதில இந்த கன்ட்ரீஸ்லாம் வந்து இத போட்றதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி இல்ல. அதனால இதை நாங்க வந்து மியூட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவுங்களே பண்ணிவிடுவாங்க. அந்த மெசேஜூம் வந்துரும், நமக்கு.
அப்பிடியா? ம். ஆ. ஓ! ஓ! ஓ! சரி, சரி. ஆனா அத அதில, அதுல ஒகே! ஒகே! ஒகே. அதனால ஆனா எந்த பிரச்சனையும் வந்தா உங்களுக்கு காசு கம்மி ஆகுறது அந்தமாரிலாம் எதுவும் ஆகாதா ஆனா?
அ அதனால அத பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம்.